பரவால்லங்க ஒரு 4, 5 பை இருந்தா எங்களுக்கு 2 கொடுங்கங்க. <laughs> ஏன்னா, உண்மயிலயே இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. அது சொல்வாங்கல்ல, அந்த ராசியான பை ன்னு சொல்லுவாங்கல்ல! ம், ம்.
<laughs> இல்ல. <laughs> ம். அந்த மாதிரி. அப்போ அந்த பைய பார்த்தீங்கன்னா, அவ்ளோ, இன்ன வரைக்கும்ங்க. நான் அவ்ளோ ஒரு பொக்கிஷமா நான் பார்த்துட்டுருக்கங்க. அந்த பைய. நான் யாரையும் மாட்டேன். அதுக்குன்னு ஒரு தனி லாக்கர். அத போட்டு பூட்டி. ஆனா அதில ஒண்ணும் இல்ல. <laughs>
அடடா! சரி, சரி. <laughs> உங்க உங்க வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாரா? இந்த மாரி.
அது அடுத்த விஷயம். <laughs> இல்ல, இல்ல. அவரு பைய எடுத்து திறந்து பார்ப்பாரு. மூடி வச்சுட்டு வந்துருவாரு. <chuckles> நான் கேட்பேன் என்ன ஏதா இருக்கும் பார்த்தியா? அப்படின்னேன். <laughs>
<laughs> <laughs> சரி.
இல்ல உங்க அப்பா நிறையா பணம்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதான் எடுத்து எடுத்து பார்த்து எதா இருக்குமா அப்படின்ட்டு.
<laughs> ம். அ.
<inhales> அந்த மாரி அவரு அந்த பை வந்துங்க. அது ஏன் அப்படின்னா, அது நம்ம பொருள் நம்ம வீட்டு பொருள் நம்ம நினைவுகள். அப்பா, அம்மா நினைவுகள் அதில இருக்குது. அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. அந்த பையில ஒண்ணுமே இல்லனாலும் ஃபுல்லா நினைவுகள் இருக்குல்ல அது.
ம். ம். கண்டிப்பாங்க. அப்புறம், எங்க மாமியார் அதனால என்ன பண்ணாங்கன்னா, சேரி வந்து யார்ட்டயோ கொடுக்க ஆளுங்க வேலைக்கு வந்துருக்கவங்களுக்கு வந்து சேலை கொடுக்கணும்மா, அந்த சேலையெல்லாம் எடுத்து வந்து போடு, அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் பீரோக்குள்ளயே அடுக்கி வச்சிருக்கிற. எல்லா சேலையும் கொண்டு போடுமா இங்க. நம்ம கொடுத்துரலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ம். ம். சரி. சரி.
நான் என்ன பண்ணங்க. எல்லா சேலயும் எட்டுவந்து போட்டு, அதில ஒரு 4, 5 சேலய மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது எங்க அம்மா எனக்கு கொடுத்த சாரி எனக்கு.
அப்படியா! சரி.
அம்மா எனக்கு கொடுத்த சாரி, அதே மாரி அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்லாம் வந்து என்னோட பாப்பாக்கு தொட்டிலாம் நான் பயன்படுத்திருக்கேன் அந்த சேலய நானு.
அத எப்படி கொடுக்க மனசு வரும்? சரி.
ம். அத கொடுக்க நமக்கு மனசு வராது இல்லைங்களா? எங்க மாமியார் கேட்பாங்க அடிக்கடி. "அந்த சாரி ஏன் தான், என்னதான் பண்ணலாம்னு வச்சுருக்கிற, அத மடிச்சு, மடிச்சு உள்ளயே வச்சுட்டுருக்கிற. அது எதா ஒண்ணு நீ ஒண்ணு கட்டிக்கணும். அதுவும் நீ கட்ட மாட்டேன்ற! யாருக்காவது கொடுக்கணும். அதுவும் பண்ண மாட்டேன்ற! அது எதுக்கு தான் உள்ள வச்சுட்டுருக்குறன்னு." கேட்பாங்க என்ட்ட.
ம். ம்க்க்ம். ஆனா, நீங்க ஒண்ணு யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அ நீங்க வந்து அப்பவே ஹோம்சிக்லயே நெறையா எடுத்து வச்சிருந்தீங்க. இப்ப இது ஒரு ஹோம்சிக் தான். <laughs> அது அவங்க அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. உண்மைலயே. நாங்கலாம். நீங்க சொல்லுங்க, "நாங்கலாம் அப்பவே" அப்படிங்கிற மாரி. <laughs> சரி.
அ. <laughs> <laughs> கண்டிப்பாங்க. இது இது எவ்வளோ பெரிய ஹோம்சிக்கு. ஆமா. நமக். <laughs> அம்மாவா எடுத்து வச்சவங்க. <laughs> அ நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு. அதுதான் அந்த மாரி நான் எடுத்தெடுத்து அந்த. இந்த சாரி எடுத்தெடுத்து நான் மடிச்சு மடிச்சு வெப்போம் உள்ள. உ கேட்டுகிட்டே இருப்பாங்க. "எதுக்கு நீ அத எடுத்து எடுத்து வச்சிட்டுருக்கற?" அப்படின்னு அவ்ளோ விடுங்க. அத விடுங்க. செருப்பு இருக்கு இல்லங்களா? செப்பல் இருக்கு இல்லங்களா? எங்க அப்பா ஒரு நாள் ஒரு செப்பல் எனக்கு வாங்கி கொடுத்துடாரு. அந்த செப்பல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா. ஒரு ஒரு ஒரு நல்லா உளச்சிது, ஒரு காலகட்டத்தில பிஞ்சுருச்சு அது.
தெரியல. ஆமா, அ. இ. சரி. ம். ம். ஆமா. சரிங்க.

அதுக்கப்புறமே அடிச்சு புடிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் அவங்க கூடவே போயிட்டு, அவுங்க அவுங்கள அ என்கூட நீங்களும் தேடுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் தேடி கண்டுபிடிச்சா மேல வந்து பாத்திரத்தோட பாத்திரமா கட்டி மேல போட்டு வச்சிருந்தாங்க. எல்லா பாத்துரத்தயும் இறக்கிட்டேன் கீழ. எனக்கு அது வேணும். எனக்கு வந்துட்டு ம் அது அம்மா குடுத்ததுக்கா அது ஏதாவது விஷேஷத்துக்குலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் கேட்டு, அவுங்க எடுத்த பிறகு, "ஓ! இந்த பாத்திரம் தானா! இந்த மாரி என்கிட்ட நிறையா இருக்குதே. அ நீ அப்பயே கேட்டுந்தா நான் கொண்டு குடுத்துருப்பேன்னே, நான் கூட வேற ஏதோ நினைச்சேன்." அப்படின்னாங்க.
ம். சரி. அய்யயோ! ம். ம், ம். ஆமா. அவங்க மரியாதைய காப்பாத்திக்கணும்ல!
ம். அப்படின்னாங்க ஓகே. ரைட்டு,
இதில பார்த்தீங்கன்னா இப்ப, நம்ம வீட்ல வந்து பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் எதாவது வச்சு குடுத்து விடுவாங்க பாருங்க.
ஆமாங்க.
ஆ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அத திருப்பி குடுக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க இந்த கதைய சொன்ன உடனே தான் நான் அது ஞாபகம் வருது. அ வாங்கி, வாங்கி வச்சுக்குருவாய்ங்க. குடுக்கவே மாட்டாய்ங்க. அ இப்ப அந்த மாரி விஷயங்கள்லா இந்த மாரி இந்த மாரிதான் இப்ப நடக்குது போல இருக்கு என்ன குடு
ம். ஆமா. ம். ஆமாங்க. இந்த குட்டி குட்டி தட்டெல்லாம் அழகா இருக்குன்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அதுவும் எங்க ஊர்ல என்ன தெரியுங்களாங்க, தண்ணீ வந்து ரொம்ப நாள் அதாவது 20 நாளைக்கு ஒரு தடவ தண்ணீ வரும் எங்க ஊர்ல்லாம். கொடம் மூடுறதுமே தட்டு நாங்க நிறையா வாங்கி வச்சுப்போம் நாங்க. அக்கம் பக்கத்தில ஏதாவது ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிண்ணியில ஏதாவது ஒரு சாப்பாடு போட்டு அந்த தட்ட போட்டு மூடி குடுத்துட்டறது. தட்டு வரவே வராது. ஆனா அந்த தட்டுதான் இங்க நமக்கு யூஸா இருக்கும் நமக்கு.
ஆமா, ஆமா. சரி. ஆ. ஆமா. வராது. அந்த மாரி தான். அவங்களா நினைவு வரத்தானே செய்யும், இப்ப பாருங்களேன் நீங்க வீட்டுப் பொருள வந்து எத்தன பொருள் வந்து நீங்க நினைச்சு வச்சுக்கிறீங்க, இது இவங்க குடுத்தது, இவங்க குடுத்தது, அப்படின்னு. இப்ப அடுத்த வீட்டு பொருள் வரும்போது அந்த நினைவு வரத்தானே செய்யும்.
ம். ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நான்லா உடனே உட்னே குடுத்துருவங்க. உடனே கழுவி அதில ஏதாவது ஒரு பொருளை போட்டு அவுங்கள்ட்ட குடுத்துருவேன் நானு. ஆமா. ம், ம்.
அது எப்படி அது அ. ஆ, போட்டு குடுத்து உட்டுருவோம். ஆமா நம்மலா அதெல்லாம் குடுத்து உட்டறணும். நான் இப்பலா என்ன பண்ணுவேன் தெரியுமா? பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறது.
ஓஹோ!

இந்த மாரி இருக்கும்போது, எ அவங்க அந்த மாசத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்கறதுக்கு வருவாங்க. வரும்போது எங்க அப்பா, அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. அந்த பூவு, ஸ்நாக்ஸு சமைச்சு எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வருவாங்க.
சரி. ம்.
அப்போ, என்ன ஆகுனா, வந்து குடுத்துட்டு போயிடுவான், வந்து குடுத்துட்டு பார்த்துட்டு கெளம்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ அதுல வந்து, ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேரீச்சம்பழம் டப்பா. பேரீச்சம்பழம் வந்து டப்பால போட்டு எட்டு வந்திருப்பாங்க. அந்த டப்பாவோடு வாங்கீட்டு வந்துருப்பாங்கனு வச்சுக்கோங்க. அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டுங்க அந்த டப்பாவை கூட எனக்கு தூக்கி போட மனசே வராதுங்க. <chuckles> அத அப்படியே எடுத்து நான் என் பெட்டியில வச்சுப்பேன். கேட்டா, "இது எங்க அப்பா வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. இந்த பொருள் நம் இது வந்து நம்ம அப்பா நம்ம அவரோட கைப்பட வாங்கிட்டு வந்து குடுத்தது. இத நம்ம தூக்கி போடக்கூடாதுன்னு" அத வச்சுபேன். ஆமா. அதே மாரி இந்த ரோஸ் பூவல்லாம் பாத்தீங்கன்னா, பூத்து அதெல்லாம் தலையில வச்சுருப்போம் நம்ம, வச்சுட்டு போய்ட்டு சாயங்காலம் நம்ம தலை சீவோம் வீட் ரூம்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆவோம் இல்லைங்களா? அப்ப அந்த ரோஸ் பூ வந்து நாங்க எடுத்து கீழ வச்சு அ வெளியில நம்ம தல சீவும் போது எடுத்து வைப்போம்ல பூவ, எனக்கு அந்த குப்பையெல்லாம் போடுறதுக்கு மனசே வராதுங்க. இது இது நம்ம செடியில பூத்த பூ. உண்மையாலுமே, நான், அப்படி வச்சிருந்தேன் நானு.
சரி. ஆ, சரி. ஓஹ், ஆஹா. ஆ. ஆ. ஆ. எவ்வளோ ஒரு விஷயம், கண்டிப்பா, ஆ. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதக்கூடயா? ஆ. <laughs> அப்பனா, வீட்ல நிறைய பொருள் வச்சிருப்பிங்களேங்க, உங்கள் ஹால் ஃபுல்லா, எவ்வளோ பொருள் வச்சிருப்பீங்க.
ம். ஆமா. அது, அந்த 11த், 12த் வரைக்கும் தாங்க அந்த ஒரு ஹோம்சிக்னால அந்த மாரிலாம் பண்ணுனேன். அதுக்கப்புறலாம்
ஓ, இது, ஹோம் சிக்னால வந்த பொருளா, சரி, சரி, சரி. ஆ. ஆ. ஆ.
ம் "நம்ம பொருளு, நம்ம வீட்ல நம்ம அம்மா பறிச்சு குடுத்தது. இல்ல நம்ம அம்மாவோட கை இதில பட்டிருக்குதுன்னு" சொல்லிட்டு அந்த அந்த ஒரு நினைவுகளுக்காக அப்படியே அதெல்லாம் எடுத்துட்டு தான் நோட் புக்குல வைக்கிறது, பெட்டியில அங்கங்கே சொறி வைக்கிறது. அப்பப்பப்பா! நீங்க ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ பழைய பொருள் என்னோட பெட்டியில இருந்துச்சு.
ஆ, அத பாசம். ம். ம். ம். சரி, சரி. சரி, சரி.
ஆ அதெல்லாம் நாங்க கே ம் ரூம் அதாவது, வீட்டு விட்டுட்டு வீட்டுக்கு போவோம் இல்லைங்களா, அப்ப தான், ஆமா காமிச்சேன். "அம்மா இந்த பூ தெரியுதா? இந்த டப்பா தெரியுதான்னு?" நான் காமிப்பேன் அவங்கள்ட்ட. <chuckles> எங்க அம்மா
ஆமா. வீட்ல போய், அம்மாட்ட எடுத்து காமிப்பீங்களா? <laughs> ஆ. அவங்களு ஒரு சந்தோஷம் தான், "ச்ச, நம்ம பிள்ள எந்த அளவுக்குலாம் இதா இருந்திருக்கா" அப்படின்ட்டு. அ,
ம். திட்டிடுவாங்க நல்லா.
அப்படியா?
"ஒரு இது கூட சுத்தம் பண்ண தெரியல. நீ இதெல்லாம் காமிக்கிறன்னு" திட்டிடு வாங்க அப்புறம் பாராட்டுவாங்க. "உனக்கு எவ்வளோ வீட்டு மேல உனக்கு எவ்வளோ ஆசை பாரு! அப்பா, அம்மா மேல! எவ்வளோ பாசம்பாரு உனக்கு." அப்படின்னு அவங்க சொல்வாங்க என்ட்ட.
ம். அ, ஆ. அ, அ, இப்ப அ, இப்ப அ கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, வீட்ல பொருள்கள்லாம் நெறையா இருக்குமே.
அந்த மாரி ம். ஆமாங்க. வீட்ல பொருள்கள் நெறையா இருக்கறத விட, அந்த பொருள்கள்லாம் யாருடையது அங்கேதான் ஒரு கேள்வி? ஆமா. மேக்ஸிமம் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனா நம்ம வீட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம பொருள் தான். வே ய நம்ம இட்டு போற பொருள் தான் அங்க ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்போம் இல்லங்களா.
ம். ம். நினைவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சரி. ஆமா. <chuckles> ஆமா.